கீழ விடல. ம்.
எல்லாத்தையும் புடிச்சுப் புடிச்சுப் போட்டு, விளையாட ஆரம்பிச்சேன். அப்போ, யா முதல்ல என்ன பண்ணாங்க! என்ன உள்ள இறக்கறதுக்கே பயந்தாங்க, அந்த டீம்ல. "மறுபடியும் உனக்கே போட்டினு வந்து தோக்கடிச்சருவாங்க." அப்பிடீன்ற மாரி. ஆனா, இது ஒரு விளையாட்டு தான. பரவால்ல. இருக்கட்டுன்னு. எங்களுடைய அந்த பிடி வாத்தியார் என்ன பண்ணாரு? என்ன உள்ள இறக்கி விளையாட வச்சாரு. நான், எனக்கு போட்ட ஒரு ஒரு பந்தையும் புடிச்சு போடும்போது, அவரு என் பின்னாடியே நின்னு ஊக்கம் குடுத்தாரு.
ம், ம். ம். ஓ, சரி. ம், ம்.
அப்ப ஊக்கம் குடுக்கும் பொழுது தான், என் நான் நல்லா வெளையாடுனேன்றது எனக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா என்னை வந்து பேசுனாங்க, பாராட்டுனாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்! அந்த நாளெல்லாம் நான் தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன்.
ம், ம். உங்க ஒரு முதல் வெற்றியா? தோல்விக்கு பிறகு, அதே ஒரு வெளயாட்டுல உங்களுக்கு? ம், ம். <smacks lips> ரொம்ப சந்தோஷம். ம். ம், ம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. அதுவும் ஒரு கருத்து தெரிஞ்ச ஒரு வெற்றி. அதுக்கு முன்னாடி நிறைய சந்திச்சிருப்போம். பட் தெளிவா மனச பாதிக்கக்கூடிய ஒரு வெற்றி. அதாவது எப்பிடி தோல்வி வந்தா, நான் தூங்காம <chuckles> அழுதனோ, அதே மாதிரி வெற்றி வந்து, சந்தோஷத்தல வந்து நான் வந்து, இது பண்ணேன். மறுநாள் பாத்தீங்கன்னா, கம்பீரமா போனேன் பள்ளிக்கு. இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கோம், நம்ம ந
ம், ம். ம். அழுதது, ம், ம். ஆ. ம், ம். ஒரு பெருமிதமா இருக்கும், இல்லையா? ஏன்னா, எந்த நண்பர்கள் வந்து, ஒரு சின்ன விளையாட்டில, "நீ இதில போய் தோத்திருக்க." அப்டின்னு சொன்னாங்களோ, அந்த இடத்தில நீங்க வந்து ஜெய்ச்சிட்டு கா வரும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமிதமா இருக்குற மாரி இருந்திருக்கும் இல்லையா, அந்த தோல்விக்கு பிறகு?
ஆமா. கண்டிப்பாங்க! ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்டியே மனசெல்லாம் தெளிவா இருந்தது. நல்லா படிக்கணும். நம்ப படிப்புலையும் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் குடுக்கணும். அப்பிடின்ற மாரிலாம், நானும் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சில பாடங்கள், எனக்கு வந்து சரியா வராது. அதுவும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, இந்த சோஷியலுன்றது எனக்கு வரவே வராது.
ம். ம். ம், ம். ம், ம். ம்.